வேற என்னென்ன பலகாரங்கள்லாம் வந்து இந்த தீபாவளி நேரத்தில நீங்க பார்த்திருக்கிறீங்க?
வேற அத வீட்டிலேயே முறுக்கு புளிவாங்க. லட்டு செய்ர லட்டு செய்வாங்க. அந்த காலத்தில வீட்டில லட்டு செய்றதுலாம் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், இல்லையா? ஆனா எங்க வீட்டில அப்படிலாம் செய்துருக்கிறார்கள். அ, வு நல்ல அதாவது எங்க வீட்டுல, எங்க அப்பாவுக்கும் சரி, எங்க வீட்டுல இருக்கற ஆண் பிள்ளைகளுக்கும் அந்த, அ சமையல் கலையிலயும் கொஞ்சம் ஈடுபாடும், ஆர்வமும் இருக்கும். அதனால என்னுடைய தாய்மார்கள், சித்தி, அ, இருக்குறவங்க, வீட்ல இருக்கிற பெண்கள் தான் அதுல போய் செய்வாங்க, அப்படின்றத காட்டிலும், எங்க வீட்டுல இருக்கற ஆண்களும் அதுல கலந்து கொ கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வது, இந்த அந்த மாதிரிலாம் செய்திருக்கோம்.
சரிங்க. ஓ! சரி. பரவால்லயே. நாம்